பொதுவாவே மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ நல்லா தூங்கணும் போல இருக்கும். ஓய்வு எடுத்தா நல்லாயிருக்கும், அப்பிடீங்கிற மாதிரி ரொம்ப சோர்வா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சமயம் உங்களுக்கு எப்பயாவது தோணிருக்கா? அந்த நேரம் என்ன பண்ணியிருக்கீங்க? ஓய்வு எடுத்துருவீங்களா? சோர்வா போக்கிருவீங்களா? இல்ல வந்து, அத எப்பிடி சமாளிப்பீங்க? அத பத்தி என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ம். கண்டிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி, மதிய வேள சாப்ட்டோன்னா, அந்த உண்ட மயக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க அது எனக்கு நிறையவே இருக்கு. என்னால தாங்கவே முடியாது. உட்காரவும் முடியாது. படுக்கணுன்னா, நம்ம கொஞ்சம் முதுக சாய்ச்சுக்கலாம். அப்பிடீன்ற மாரி ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து ஏற்படும். அப்போ வந்து இப்ப நம்ம மட்டும் தனியா இருந்தோன்னா, நமக்கு வந்து அந்த ஒரு இது பிரச்சன இல்ல. நம்ம எப்ப வேணா படுத்து தூங்கிக்கலாம். எல்லாம் பண்லாம். இப்ப, நம்ம குழந்தைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறப்ப, அது என்ன பண்ணுது? அது மதியம் தூங்க மாட்டான், அவன். அவன் கூடயே தான், நான் உட்காந்தே இருக்கணும். அதனால வந்து அவன பார்த்துக்கிட்டே இருக்கேன்ற மாரிதான் இருக்கும். இப்பிடி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப, என்னால அப்பிடியே கொஞ்சம் கூட கண்ணு அசற முடியாது.
<laughs> கண் நா கண்டிப்பா, கண்டிப்பா.
ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து, மதியம் தூங்கிறதுக்கு இப்போ மதியம் தூங்கினா மட்டும் கிடையாது. இப்போ ச நல்லா தூங்குறோம்ன்னு வைங்களேன். சாயந்தர நேரத்துல, அ மதியத்துலேருந்து சாயந்திரம் நேரத்துல பார்த்தீங்கன்னா, அப்பிடி தூக்கம் வரும். அப்பிடி தூக்கம் வரும்போது, ஒரு காஃபி குடிச்சா, பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு உடற்பயிற்சி செஞ்சோம்னா, இன்னும் நல்லாயிருக்கும். இல்லையா!
<chuckles> ம். ஆமா. ஆனா, நம்ப சாப்பிட்டதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்கிறதுன்றது, ஒரு கடினமான செயல். அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆமா.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா, சாப்பிட்டதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்ய சொல்லல. இப்ப வந்து சோர்வா இருக்கற நேரத்துல ஒரு வேல பார்த்துக்கிட்டிருக்கோம். அப்பிடீன்னா, அந்த சமயத்துல வந்து, உடற்பயிற்சி பண்ணோம். அப்பிடீன்னா ரொம்பவே உடலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லையா! அதனால சொன்னேன். ம்.
ம் மிகவும் கடின ஆமாங்க. சரி, சரி. அ எனக்கு வந்து இந்த தூக்க
இது போல வந்துட்டு இது போல வந்து, அ மதிய சோர்வு ம அதாவது இந்த மதிய சோர்வு நமக்கு வருதோ, இல்லையோ, வயதானவர்களுக்கு அதிகமா வரும், இல்லையா! அந்த சமயத்துல, என்னோட பாட்டி, தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா? அதிகமா வந்துட்டு, அத போக்குறதுக்கு இந்த நாடகங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. <chuckles> அந்த சீரியலுக்குள்ள மூழ்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, பாருங்க. மாரி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நான் அவுங்கட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா, முதியவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க.
ம். ஆமாங்க ஆமா, ஆமா. ம். ஓ! ம். ஆமாமா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி டிவில போயி, அந்த மாதிரி இருந்தாலும், அந்த சீரியல் மூலியமா நம்ம வந்து அதுல உள்ள போயிருவோம். அதேமாதிரி இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, வந்து என் குழந்தையோடு விளையாட ஆரம்பிச்சுருவேன். எந்திரிச்சு உக்காந்து, ஏதாவது ஒரு தின்பண்டங்கள எடுத்து வச்சு உட்காந்துடுவேன். <chuckles> அப்ப மாரி எடுத்து சாப்ட்டு
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ சிறப்புங்க, சிறப்புங்க. சிறப்புங்க, நானுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி, <chuckles> குழந்தைங்க கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேரம் போறதே தெரியாது, அந்த சோர்வு வந்து நமக்கு ரொம்ப தாக்காது இல்லையா? அது அதுவும் சரியான விஷயம் தான் குழந்தைகளோடு சேந்து, அவுங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும் இல்ல வந்து, கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள எங்கயாவது கூட்டு போய் நேரம் செலவிட்றதா இருக்கட்டும், மதிய நேரத்துல பெருசா எங்கயும் போக முடியாது. ஆனா வீட்லயே வந்து முன்னாடி பார்க்கிங் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்ல வந்து கொஞ்சம் முன்னாடி இடம் மாரி இருந்துச்சுன்னா, அங்க விளையாட விடுறதா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்குள்ளயே வந்து விளையாடவுடலாம்ல, இந்த இந்த மாரி சாமான்கள் எடுத்து போட்டு விளையாடவுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணோம்னா கொஞ்சம் நமக்குமே சோர்வு இல்லாம இருக்கும். அ நீங்களுமே நம்மளுமே வந்து கொஞ்சம் ஆ ஓய்வு எடுத்த மாதிரியும் இருக்கும், எடுக்காத மாதிரியும் இருக்கும். அவங்கள விளையாட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் இருக்கலாம் இல்லையா?
ஆமா. ஆமா. ஆமா. ம், ஆமாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க, அந்த மாரிதான் நானும் வந்து, அவன் கூட விளையாண்டுட்டு இருப்பேன். அந்த தொட்டில் மாரி 1 கட்டி வச்சிருக்கேன். அத அப்டியே ஆட்டிட்ருப்பேன். ஒரு சில நேரத்துல அதுல நானுமே உட்காந்து ஆடிட்டிருப்பேன். இந்த மாரிலாம் நடக்கும். ஒரு நாள் வந்து
சிறப்புங்க. அதுவும் இல்லாம சில நேரம் வந்து, பவர் நேப்னு சொல்லுவாங்க பாருங்க, நல்லா தூங்கிருவோம் என்னனாலும் நம்மளால அந்த சோர்வ, மதியம் உணவு சோர்வ வந்து தடுக்கவே முடியாது. இப்போ தூங்கலனா நம்ளால முடியவே முடியாது. தூங்கியே ஆகணும் அப்டிங்ற மாதிரி ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோனா, நல்லா தூங்குவோம், அ ஆனா வந்து நம்ம கூட சேந்து, நம்ம குழந்தைங்களும் ஒத்துழைச்சா தான் உண்டு. ஏன்னா, நம்ம தூங்கிட்டு அவங்க முழிச்சிருந்தாங்கன்னா, அது ஒரு பெரிய இடையூறாயிருது இல்லையா? குழந்தைங்கள கவனிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை முறை அப்டின்னு பாத்தோனா, குழந்தைகள கவனிக்கிறது தான் இருக்கு. அப்டி இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைகள வந்து நல்லா பா பாத்துக்கிட்டா மட்டுந்தான் ஏன்னா ஓய்வ விட குழந்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா?
ஆமா. <chuckles> ஆமாங்க. ஆமா. ஆமாங்க. அதுதான் எனக்கும் ஒரு சம்பவம் இந்தமாரி தான் நடந்துச்சு. அது என்னான்னு பாத்தீங்கன்னா, நி என்னையே அறியாம இப்பிடி கண் அசந்துட்டேன், படுத்துக்கிட்டேன், தூங்கிட்டேன் போல இருக்கு. நல்லா!
பொதுவாவே எல்லாருக்கும் நடக்கிறதுங்க.
ஆ, அது அசந்து தூங்குனவுனே இந்த பையன் வந்து பெட்ல தான் நான் படுத்துருந்தேன். இவென் விளையாண்டுகிட்டே இருந்திருப்பான் போலருக்கு! திடீர்னு பாத்தீங்கன்னா, அந்த வுடு <tsk> அது என்னா அந்த பெட்டுலருந்து கீழே உழுந்து அ மண்டையில அடிபட்டுருச்சு.
சரி. அச்சச்சோ! ஐய்யயோ!
ஆமாங்க. நான் சும்மா எப்போதும் தேய்க்கிறமாரி தேச்சுப் பாத்தா, கடைசில ரத்தம் வந்துருச்சுங்க. பொல பொலன்னு.
ஐயய்யோ! இதே இது என்னோட கொழந்தைக்கும் நடந்திருக்குதுங்க. ஆ என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து மெத்தை வந்து இப்பிடிலாம் இவுங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான், மெத்தையை வந்து தரையில வி போட்டு படுத்துருக்கோம் நாங்க. அப்பிடியிருந்தும் என்ன பண்ணீட்டாங்கன்னா, 2 பேரும் சேந்து சண்ட போட்டு சண்ட போட்டு, அந்த பெட்ல வந்து டபுள் ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க தலை கீழ குதிக்கிறது. அப்பிடி குதிச்சுக்கிட்டு இருந்தப்போ, என்னாயிருச்சுன்னா, அந்த பெட்டுக்கு கீழே தரையில குதிச்சிட்டாங்க. அந்த குதிச்சா மண்டையில நல்லா அந்த கப்போர்ட் கரெக்ட்டா பக்கத்தில இருக்கும். பெட்டு பக்கத்தில கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட் வேற தெறந்திருந்திருக்கு. அதில போய் மண்டையில இடிபட்டு நல்லா வீங்கிகிச்சுங்க. நல்லா பெ ஒரு-ஒரு கோடுமாரி விழுந்து, அதில கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு தான். ஆனா, வந்து, அந்த ரத்தம் வந்ததே தெரியல. நானும் இந்தமாரி தேச்சு உட்டேன். அப்பத் அப்ப ரத்தம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறந்தான் ரத்தம் வந்திருக்கும் போல இருக்கு. அந்த தேச்சு உட்டதோட நான் விட்டுட்டேன். சரி அவளதான் போல. லைட்டா வீங்கியிருக்குது. தேச்சு விட்டா சரியாயிருன்னு விட்டுட்டா, அ அதுக்கப்பறம் சாயந்தரத்துக்கு மேல தான் பாக்குறேன். அது நல்லா வெட்டி இருந்திருக்கு. வெட்டுனதில ரத்தம் வந்து, அப்பிடியே ரத்தம் காஞ்சு போயி நிக்கிது மண்டையில முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு அதுல. சரி ரத்தம் காஞ்சி ஆமங்க! பாக்கவே இல்ல. அவளுக்கும் தெரியல. அவளும் வந்து 3 வயது தான் அப்போ. அது பாத்தா பாக்கவே இல்ல. அது வெட்டி அது ரத்தம் வந்து, அந்த ரத்தம் காஞ்சு வேற போயி, அந்த முடியெல்லாம் அதுல ஒட்டிருக்கு. இந்த முடிய எடுக்கவும் முடியல. ஆமாங்க. அந்த முடிய எடுக்கவே முடியல. ரொம்ப என்ன பண்றதுன்னு அப்புறம் வந்து எங்க அம்மாட்ட நான் தொலைபேசில கேட்டேன். "அம்மா இப்பிடி ஆயிடுச்சுமா! காலையில தான் விழுந்தா! ஆனா, காலைலலாம் ரத்தம் வரல. அதுக்கப்புறம் எப்ப ரத்தம் வந்துச்சுன்னே தெரில. இந்த மாதிரி முடியெல்லாம் பயங்கரமா ஒட்டியிருக்கு அது மேல. அத எடுக்கவே முட்லம்மா" அப்பிடின்னேன். அதுக்கப்பறம் எங்க அம்மா சொன்னாங்க, "கொஞ்சம் நல்லா வெண்ணி தண்ணீ வையு. காட்டன புழிஞ்சு மெல்ல மெல்ல தொட. மெல்ல மெல்ல தொடச்சின்னா, அந்த காஞ்ச ரத்தம்லாம் வந்து கொஞ்சம் இதாயிரும். கொஞ்சம் முடி" ஆ, ஆமா. அப்ப அந்த முடி வந் து கொஞ்சம் இதாகும். அப்பிடி ஆகும்போது, அப்டியே லைட் லைட்டா எடு. அந்த பிள்ளைக்கும் வலிச்சிறக்கூடாது. அந்த முடியும் வந்து கையில வந்துச்சுனாலும், வலிச்சிரும் இல்லயா! அந்த சுத்தி உள்ள முடி. ஏன்னா, காஞ்சு போய் ஏதாவது ஒண்ண நம்ம பிச்சோன்னாலே, <tsk> இப்ப ஏதோ 1 2 ஒட்டி இருக்கு. அது வந்து நல்லா காஞ்சுச்சு ஒட்டனப்பறம். அது இப்ப நம்ம பிக்கம்போது, எப்பிடி ஆகும்? அது வந்து பிக்கும்போது நமக்கே தெரியும் இல்லயா! ரொம்ப நம்மளே நம்ம கையிலயோ, இல்ல நம்ம தலையில முடியோ, ஏதோ ஆ அப்புடி ஒட்டுச்சுன்னா நமக்கே எப்பிடி வலிக்கும்! இவ தொடவே விட மாட்றா! ரொம்ப பயமாயிடுச்சு. நான் ஒரு கட்டத்தில ஏன்னா நான் அத பாத்ததே வந்து, சாயந்தரத்துக்கு மேல இரவு கிட்டதான் பாத்தேன். என்னோட கணவரும் அப்ப தான் வந்திருந்தாரு. வந்தோனே தான் பாத்தேன். பாத்தா அப்பிடி இருக்குது. நான் வ் எனக்கு நல்லா திட்டு அன்னக்கி. நான் உன்னைய பிள்ளைய பாக்கிறதோட என்ன வேல? அப்பிட்ன்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து சண்ட போட்டு விழுந்துட்டாங்க. அன்னக்கின்னு பாத்து நாங்க 2 பேரும் வேற இருந்தோம். நானும் என் நாத்தனாரும் வேற இருந்தோம். அப்பிடி இருக்கும்போது, "2 பேர் இருந்துருக்கீங்க! ரெ 1க்கு 2 பா பொம்பளைங்க இருந்துருக்கீங்க! கொழந்தைங்கள பாக்குறத விட உங்களுக்கு என்ன வேல?" அப்டின்னு சொல்லி, அந்த அண்ணனும் திட்றாரு. இவரும் திட்டுறாரு. கடைசில 2 பேர்டயும் திட்டு வாங்கினது தான் மிச்சம் அதிகமா. அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த சுடு தண்ணீ வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நல்ல ஒரு கோடுங்க ஆழமா
ஓ! ஆமாமா. ஆ. ஐய்யயோ! ஆ. ஆ. அச்சச்சோ! ஐயய்யோ! கஷ்டமால்ல? அந்த பொண்ணும் தெரியல பாருங்க. அதுக்கும்! ஆ. அப்ப பயங்கரமா இருக்கும். ம். ம். ம். லூசாயி வெளில ஆயிருக்கு. ம். ஆமாமா. ம். ம். இந்த முடியா! ஆ. <chuckles> அச்சச்சோ! <chuckles> ம்.
அ ஒரு கோடு வச்சு நல்லா தெரியுது அந்த கோட்டுல.
ம். அதுக்கப்புறம் நீங்க வந்து மருத்துவமனை இந்த மாரிலாம் போனீங்களா?
ஆமா. அப்ப என்ன பண்ணேன்னா, ரொம்ப அ யோசிச்சுட்டு சரி போமா! வேணாமான்னு எங்க அம்மாகிட்ட கேட்டேன். வீடியோ கால்ல காமிச்சேன். இந்த மாதிரி இருக்குமா! பாருங்க. அ ரொம்ப ஆழமா இருக்குறமாரி தெரியுது, ஆனா வந்து அப்ப எங்க அம்மா சொன்னாங்க ரொம்ப நீ ரொம்பலாம் ஆழமா தெரியல. அது ரத்தம் வந்தனால, இந்த அந்த இடத்த சுத்தி லைட்டா வீக்கம் இருக்கு. அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல. நீ வந்து அப்பிடியே விட்ரு. இந்த நீஃபாசல் பவுடர் னு சொல்லி ஒன்னு இருக்கும். அது வந்து தொட்டு வச்சா இந்த மாதிரி காயங்கள்லாம் வந்து சீக்கிர ஆறிரும். அதுமாரி கொப்பளம் அந்த அ சீல் வைக்காத அந்தமாரி சொல்லுவாங்க. அத வந்து வாங்கி நீ வந்து அமுக்கி விட்ரு. இரவுல அப்பிடின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல அதை அமுக்கிட்டு, படுத்தேன். அப்பிடியே ஒரு 3 நாள் 4 நாள்ல வந்து அது பக்கா மாரி கீழே விழுந்துருச்சு. ஆனா, இப்போ வரைக்குமே அது வந்து நினைச்சா ஏன்னா காலையில நான் அவ விழும்போது வந்து ஒரு, ஒரு சுத்தமா ரத்தமோ! எதுவுமே எதுவுமே வரலங்க நான் தேய்ச்செல்லாம் விட்டேன் அப்பலாம் சுத்தமா ஒன்னுமே இல்ல. ஆனா, எப்போ வந்துச்சு? எப்பிடி வந்துச்சு, எப்பிடி அது வந்து அவ்ளோ நேரத்துக்கு அது காஞ்சு நின்னுச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா இப்ப நினைக்கும்போது கூட அ ஐயோ! இப்பிடி பார்க்காம விட்டுருந்தோன்னா என்ன ஆகும் அந்த பிள்ளை வந்து அந்த கைய தலையில தேய்ச்சு, தேய்ச்சு வலிக்குதுங்குற மாரி சொல்ல போய் தான் தெரிஞ்சுச்சு. இல்லன்னா நான் பார்த்துருக்கவே மாட்டேன் தலைய. ஏன் கேட்டா கொஞ்சம் அதிகமா முடி இருந்துச்சுனாவது குடுமி போடுவோம், தலைய வந்து நோண்டுவோம். இது கொஞ்சம் இந்த அ வளர்ந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் அப்பிடிதான் இருந்துச்சா முடியும்! அப்ப ரொம்பவே அது இன்னுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த நேரத்தில் நம்ம, நம்ம சோர்வுக்காக பார்த்துட்டு குழந்தைகள விட்டோன்னு வைங்களேன்! ரொம்ப சிரமப்பட போறது நம்ம தான்.
ஆ. ம். ஆ, அ. ம். ஓ! ம். ஆமா. ம். ம். ஆமாங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. இது இதேதான் நான் சொன்னேன்ல, அந்த பையனுக்கும் அப்படிதான். அப்படியே மண்டையில வெட்டுப்பட்டு எனக்கு பயமாயிருச்சு ஒண்ணுமே புரியல, நான் மட்டும் தனியா வேற இருந்தேன். இங்கே இந்த ஊரு எனக்கு புதுசு, ஒருத்தரும் தெரியாது, அப்புறம் கீழே ஒருத்தவங்க ஓ அ கொஞ்சம் பழக்கம். ஏன்னா, அவங்களுக்கும் கொழந்தை இருக்கு, எனக்கும் இருக்கனால, நான் கொஞ்சம் விளையாடவுடுவேன். இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே என்னைய ஆட்டோல கூட்டிட்டுபோயிட்டு, "காசு கூட இந்தங்கா, ரூ. 5000ன்னு "சொல்லிட்டு அவுங்க குடுத்தாங்க, 'இல்லை என்கிட்ட இருக்கு," அப்படினா "இல்லை நீ வாம்மா," அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போய் இந்த மாதிரி எல்லா மருத்துவமனைலாம் எல்லாம் <tsk> செலவு, கிளவு, அவங்க பார்த்துட்டாங்க. என்னை உடனே வந்து, அ என் கணவருக்கு கால் பண்ணி வர சொன்னேன். வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி பார்த்தாங்க. ஆனா என்னைய திட்டல அந்த அந்த நேரம் அ பொறுமையா தான் அவங்க வந்து எல்லாத்
ம். ஓ! கரெக்ட்டுங்க. சிறப்புங்க. அதுதான் அந்த நேரத்தில வந்து நம்ம வீட்ல உள்ளவங்க வந்து அலுவலகத்துக்கோ இல்ல, வேற எங்கேயோ வெளிய போய்ட்டாங்கன்னு வைங்களேன், மொத்த பழியும் நம்ம மேல வந்து விழுந்துரும் பாருங்க, அந்த நேரம் "என்ன உனக்கு மதிய நேரத்தில தூக்கம் கேட்குது? அப்படியென்ன ஓய்வு கேட்குது?" நம்மள திட்டுவாங்க பாருங்க. ரொம்பவே சிரமமா இருக்கும். "ஐயய்யோ, அ நம்ம இத்தனை பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு நாள்ல நம்ம பேரை கெடுத்து விட்டாங்கெளே!"ன்ற மாதிரி ரொம்ப மனவருத்தமா இருக்கும். அப்போலாம் நினைப்பேன். "சரி, இனிமேல் மதிய நேரம் நம்ம தூங்கவே கூடாது. ஓய்வவுட, நமக்கு கொழந்தைங்க தான் முக்கியம்." அப்படின்ட்டு ரொம்ப யோசிப்பேன். அதுக்கேத்த மாதிரியே அது நடக்கும். அழகா வந்து
ம். அதேதாங்க. <snorts> ஆமா. ம். ஆமா, சரியா சொன்னீங்க. நானும் இந்த மதிய சோர்வுன்ற பார்த்தீங்கனா வந்து இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு சாப்பாடா சாப்பாடுல அந்த தின்பண்டம் மாதிரி ஏதாவது செய்ய, செய்ய போயிருவேன். இந்த அ ஐஸ்கிரீம் ஆகட்டும், இல்ல வந்து ஏதாவது இந்த கடலை மிட்டாய், இல்ல பொட்டுக்கடலை உருண்டை இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு தீனி மாதிரி நம்ம வந்து எதாவது செஞ்சுகிட்டு இருந்தேனா, எனக்கு நேரம் போறதே தெரியாது அதில முழுகவனம் போயிட்டு அ
கரெக்ட்டுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே இது வந்து, நானுமே அந்த மாதிரி தான் ஏன்னு கேட்டா குழந்தை வந்து சாயந்திரம் நேரத்தில ஒரு குழந்தை பள்ளிக்கு போறனால, வந்தோன்னே ஏதாவது சிற்றுண்டி தான் கேட்பாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சோ <chuckles> மிச்சத்தை பத்திலாம் பேச மாட்டாங்க, "என்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்க? என்ன சாப்பிட வச்சுருக்க? அதுதான் கேள்வி, முதல் கேள்வியாக இருக்கும். அதனால அந்த மதிய நேரத்தில வந்து நம்ம ஓய்வு எடுக்கிறத விட, இந்த மாதிரி எதாவது ஸ்நாக்ஸ் செய்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நன்றிங்க.
ம். ம். ஆமாங்க, அ அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் இருக்காங்களா, ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வீடு எப்போவும் தொறந்தே தான் வச்சிருப்பாங்களா! இவன் போய் ஓடி, ஓடி விளையாண்டுட்டு இங்கிட்டும், அங்கிட்டும் வருவான். அப்போ வந்து "இந்த பாட்டி தனியா இருக்காங்களேன்னு சொல்ட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். அ அப்புறம் கீழ உள்ள அ பசங்க இருக்காங்க"ன்னு சொன்னேன்ல, அவங்க வீட்ல போய் கொஞ்சம் ஓடுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா "வாமா இங்கே தானே பக்கத்தில பூங்கா இருக்கு. நம்ம இவங்கெளை விளையாடவுட்டு, நம்ம உட்காந்துருப்போம் அங்க." அப்படின்னு சொல்ட்டு, அவங்க கூட இங்க கூட்டிட்டு போயிருவாங்க. அதுல நேரம் போறதே தெரியாது. ஒரு மாலை 5 மணி போல திருப்பி வீட்டுக்கு வருவோம்.3 மணி இந்த மாதிரி கிளம்பி 5 மணி இந்த மாதிரி. அப்போ வந்து நேரம்ன்றது ஒன்று ஆமா, அது வந்து தெரியாது. ம்.
சரி. அ. சரி. அப்படியா? அ சூப்பர். நல்ல விஷயம், நல்ல ஆமாம்மா, நல்ல விஷயம், ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரி வெளியிடங்கள்ல நேரம் செலவிட்டோம் அப்படின்னா, அது வந்து சிறப்பாவே அமையும். நன்றிங்க.
ஆமாமா, அதேதான், அது மாதிரி பக்கத்தில ஒரு பொண்ணும் இருக்கு, பொண்ணு அதான் கொழந்தைங்கலாம் வந்து மற்ற கொழந்தைங்களோட விளையாட ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோடையும் போய் கொஞ்சம் விளையாடவுடுறதும் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. அப்போதான் "சரி நம்ம இனிமேல் வந்து தூங்காம, இந்த மாதிரி கொழந்தைங்களை வந்து கொஞ்சம் என்கேஜ்டா அப்படி வச்சுக்கணும், அப்போதான் வந்து நமக்கும் நல்லது, இவனுக்கும் நல்லது"ன்ற ஒரு எண்ணத்தில கொண்டு வந்து, <tsk> இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நான் மேற்கொள்வேன்.
ம். கண்டிப்பா, நன்றிங்க.
ம், நன்றிங்க. உங்களுடன் பேசியதில்.